<inhales> நம்ம ஒரு வேலைக்கி போறோம் அப்டீன்னு சொன்னா, அங்க கெடைக்கக்கூடிய முதல் சம்பளம் நமக்கு எப்பயுமே வந்து ஒரு மனதுக்கு நெருக்கமானதா இருக்கும். அத நம்ம மறக்கவே மாட்டோம். அ அந்த சம்பளத்த வாங்கின அதுபோல உங்களுக்கு முதல் சம்பளத்த வாங்கின அனுபவம் இருக்கா? அத பத்தின விவரங்கள்லாம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. என்னோட முதல் சம்பளம் அப்டீங்கிது இன்னமும் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. பாத்தீங்க அப்டீன்னா மிக குறைச்சலான சம்பளம் தான். ரூ. 1500 அவ்ளோதான்.
ம். ம்ஹ்ம். ம். அஹ்ம். பரவால்லயே! எத்தன ஆண்டுகளுக்கு முன்னாடி?
ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கிடயாது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி தான். என்ன காரணம் அதுவும் ரொம்ப குறைச்சல் தான். அதுக்கு காரணம் வந்து.
ம். ஓ! நீங்க நெறைய படிச்ச மாதிரி எனக்கு தோணுதே! ஆனா, உங்களுக்கு அவ்ளோதான் சம்பளம் குடுத்தாங்களா?
ஆமா. என்ன காரணம் அப்படீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதோட கதைய கேக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்களே கண்ணீர் சிந்துவீங்க. அந்த அளவுக்கு என்னோட கதை இருந்துச்சு.
<chuckles> அப்புடியா? அவ்ளோ சோகமான கதயா?
ஆமாங்க. ஆனா, நான் நல்லா படிச்சிருக்கேன். அந்த முதுநிலை படிப் ஆமா.
ம். அப்டியா? நீங்க வந்து ஒரு முதுநிலை படிப்பு அதுக்கு மேல, ஒரு அந்த என்னது? எ எம்பில் அந்த மாரிலாம் படிச்ச மாதிரி எ எனக்கு ஒரு பீல் ஆகுது.
எம்பில் படிக்கல. அ முதுநிலை படிப்புல முதுநிலை படிப்பு தான் நான் படிச்சுட்டேன். ஆனா, வந்து சம்பளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரூ. 1500. எனக்கே வெளியில சொல்ல முடியாது. திடீர் திப்புன்னு உறவினர் வந்து கேப்பாங்க, "அம்மா உன் சம்பளோ"
<inhales> சரி, சரி. ஆ. அப்போ ஒரு இன்னொரு 0 சேத்து சொல்லிருவீங்களா?
அப்ப வந்து வாயில என்ன வார்த்த வருதோ சொல்லி சமாளிச்சுருக்கனும். இல்லையா நம்மளோட மதிப்பு போயிடும்ல இவ்வளோ படிச்சுருக்க இதான் சம்பளமா? அ.
ஆமா. அப்டின்னு கேட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும்.
ஒரு சங்கட்டமா இருக்கும் இல்லையா? அதுனால வந்து அதுனால வந்து என்
ஆமாமா. அந்த நம்ம நெலைம நமக்கு தெரியும். 1,500 ரூபாய்க்கும் வேல பார்ப்போம் இன்கேஸ் ஒரு வேள நமக்கு சூழ்நில சரியில்லனா, 1,000 ரூபாய்க்கு கூட வேல பார்ப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பிரச்சன என்ன? <sucks teeth> இவ்வளோதான் வாங்குறியா? அப்டிலாம் சொல்லிருவாங்க அவுங்க.
ஆமாங்க. அந்த ஒரு இதுக்காகவே என்ன ஏதாச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து வாயில என்ன வார்த்த வருதோ, என்னென்ன நம்பர்லாம் வருதோ, அந்த நம்பர் எல்லாத்தையும் நான் என்னையா செஞ்சு சொல்லிருவேன். ஆ பரவாலயே இவ்வளோ சம்பளம் வாங்குறியா அப்டின்னு நெனைப்பாங்க. ஆனா என் மனசுக்குள்ள மட்டும் தான் தெரியும். நான் வாங்குற சம்பளம் அப்டின்னு சொல்ட்டு மனசுல கண்ணீரோட வலிக்கிறது. என்ன காரணம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து "அப்பா, அம்மா அந்த அளவுக்கு படிக்கல." ஆனா வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து கல்வி தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் சொத்து, பத்து, நக நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல குறைஞ்சிரும். ஆனா வந்து கல்வி மட்டும் என்ன ஆகும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறையாது பெருகிக்கிட்டே தான் போகும். அப்படிங்கற ஒரு எண்ணம் அவங்களுக்கு
ம், ம். ஆல்ஸ் ம். சரி. ஆமாமா. மிக சரியா சொன்னீங்க. பரவால உங்க அப்பாவும், அம்மாவும் மிக தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சுருக்காங்க அப்டிங்கிறது உங்களோட வார்த்தைகள்லேருந்து எனக்கு புரியிது.
என்ன காரணம் அப்டின்னா அவங்க படிக்கல. அதனால அவங்க பட்ட அவமானங்கள் அவங்களோட வாழ்க்கையில
அவங்க படிக்காத பொழுதும் அந்த கல்வியோட அருமைய புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல எல்லா பெற்றோரும் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து உ ன் இப்ப நமக்கு நம்ம த நம்ம சமூகம் வந்து நல்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனா அது இன்னொரு தலைமுறைக்கு முன்பே இந்த மாற்றத்த எட்டியிருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன்.
ஆமாங்க. ஆமாங்க. ரொம்ப அழகா சரியா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கல்வி இல்லானால பட்ட துயரங்கள் வந்து தாம் பெற்ற குழந்தையை வந்து படக்கூடாது. அந்த தனக்கு முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. என்ன காரணம் அந்த தடைக்கல்லா வந்து நின்னது பார்த்தீங்கன்னா, கல்வி. அந்த தடைக்கல் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு யாருக்குமே அந்த தடைக்கல் வந்து நிக்கக்கூடாது அப்டிங்கறதில உறுதியா இருந்தாங்க.
ம். ம். ம்ஹ்ம். சரி. ம். அது சரி.
எங்க இது குடும்பம் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா? ரொம்ப பணக்கார குடும்பமும் கடையாது, ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பமும் கெடையாது ஆமா. நடுத்தர வர்க்கத்துல உள்ளவங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பமுமேங்க இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது இரு துளை இரு இருத்தலை பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அது மாதிரி மாட்டிட்டு முழிக்கிற குடும்பமே பார்த்தீங்க அப்டின்னா நான் நடுத்த நடுத்தர குடும்பம் தாங்க சொல்லுவேன். அப்டி இருக்கம் போது கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என்ன பண்ட்டாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இளநிலை படிப்பு படிச்சேன். அதுக்கப்புற மேல எனக்கு என்னென்னா முதுநிலை படிப்பு படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆனா வந்து எங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு அப்டின்னா நீ வந்து இளநிலை படிப்பு படிச்சதே போதும் நீ வந்து என்ன பண்ணின்னா ஆசிரியர் ம். ஆசிரியர் பயிற்சிக்கு போயிடு நீ படிச்சது போதும் அப்டின்னு சொல்ட்டாங்க. அந்த காலத்துல வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா இந்த ஐடி நிறுவனத்துல போய் வேலை பார்க்கணுங்கறது என்னோட ஆச அதனால ஆமாங்க.
ஓ! நடுத்தர வர்க்கம். ம். ஆமாமா. கரெக்ட்டு. சரி. ம்ஹ்ம். இப்ப வேணா அப்டின்ட்டாரா? சரி. அப்படியா அப்ப அந்த நேரத்துல ஐடி நிறுவனங்கள்லாம் நல்லா வேகமா வளர்ச்சி பெற்று.
நம்ம உச்சத்துல இருந்துச்சுன் சொல்லி சொல்லலாம்.
ஆமாமா. எல்லாரும் யார பார்த்தாலும் நான் வந்து ஐடியில வேலை பார்க்குறேன் அப்டின்னு ஒரு பெருமை ப பறைசாற்றிய நேரம் அது.
அதுனால வந்து என்ன பண்ணியாச்சு, அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா? அந்த மாதிரி வேல பார்க்கணுங்கறது என்னோடைய லட்சியமாவே இருந்துட்டுருந்துச்சு.
லட்சியம் மாத்திக்கிட்டிங்க அ.
ஆ அதுனால வந்து என்ன பண்ணியாச்சு அப்டின்னா, எங்க அப்பா கிட்ட வந்து அதுவும் இல்லாம நான் அந்த துறை சார்ந்த படிப்புதான் இளநிலை படிப்பும் படிச்சேன். அதுனால எனக்கு வந்து அதுக்குள்ள போறது வந்து ஒரு பெரிய இதுவா தெரியாது கஷ்டமா தெரியாது. ஏனா இளநிலை படிப்புமே அதுல தான் படிச்சிருக்கேன்."முதுநிலையில் படிச்சிட்டேன் அப்டின்னா, நான் வந்து ஈஸியா உள்ளர போறதுக்கான வழி கெடைச்சிரும்" அப்டிங்கிறது என்னுடைய எண்ணம்.
சரி. ம்ஹ்ம். சரி. ம். சரி, சரி, சரி.
அதுனால, வந்து என்ன பண்ணிட்டேன் அப்பா வந்து கட்டாயப்படுத்தி, "இல்ல, நான் படிச்சா அதான் படிப்பேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஒல்டு ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, என்ன பண்ணியாச்சு அப்டின் சொல்லி பார்த்தீர்கன்னா,
ம். எல்லாமே பண்ணிட்டீங்க அந்த எடத்துல அ.
ஆமா. ஆ முதுநிலை படிப்பு படிச்சேன். அது அதுவும் இல்லாம எங்க பரம்பரையிலேயே முதுநிலை படிப்பு படிச்ச ஒரு பெண்மணி அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா அது நான் தான்.
ம். அந்த மிகப்பெரிய கௌரவுத்த உங்களுக்கு தான், குடுக்கணுங்குற மாரி ஆயிடுச்சு அங்க.
ஆமா. ஏனா அது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அப்டின்னு சொல்லி சொல்லலாம். மத்தவங்களும் படிச்சிருக்காங்க. ஆனா, இந்த அளவுக்கு படிக்கில, அப்டிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு பெருமை சேர்ந்த மாதிரியே ஆயிடுச்சு. சேரி அப்டின்னு சொல்லிட்டு அத படிச்சுட்டேன். அடுத்த கட்டம் நமக்கு என்ன தோணும்? வேலைக்கு போகனும்ன்னு தானே தோணும், வேலைக்கு வேலைக்கு நம்ம படிச்சதே நம்ம வேலைக்கு போகறதுக்காக தானே. அப்டிங்கபோது "நம்ம என்ன பண்ணிக்கலாம்" அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா? "நான் வேலைக்கு போக போறேன்." இந்த மாதிரி என்னோட தோழிகள் எல்லாருமே வெளியூர்ல போயி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாச்சும் 2ஆம் அந்த கால ஆண்டுல வந்து செமஸ்டர் அதாச்சும் லாஸ்ட்டு செமஸ்டர்ல வந்து இன்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ணணும்.
ம். ம்ஹ்ம். அது சரி அது சரி. சரிங்க. நிச்சயம்மா. ம், ம். சரி.
அந்த இன்டிவிஜுவல் புராஜெக்ட் அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, வெளியூர்ல போயி, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கீழ பண்ணிட்டு அப்டியே, அங்கேயே வேலைக்கு ஆகற. ஆ ஆஃபர் லெட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க.
சரி நீங்க எந்த நிறுவனத்துக்கு போனீங்க? அது மாரி எதாவது பெரிய ஊருக்கு வந்தீங்களா?
இல்லங்க. அதேதான் ஒரு சோதனை காலம். என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா நம்பளோட திறமைய நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு, நானே என்ன பண்ணிட்டேனா? அதுக்கான பயிற்சி வகுப்புகள உள்ளூருலேயே தேர்ந்தெடுத்து அத பயிர்ந்து அதுக்கான ப்ராஜெக்ட்ட நானே இண்டிவிஜுவலா பண்ணே.
ஆ. சரி. அப்டியா? நீ எந்த நிறுவனத்துக்கும் போல?
யாரோட உதவியும் இல்லாம. ஆமா. யாரோட உதவி இல்லாம மத்தவங்கல்லாம் அந்த அந்த கம்பெனியோட உதவியோட தான் புராஜெக்ட் பண்ணாங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா அது பயிற்சி எடுத்துக்கிட்டு நானே பண்னே.
சரி. அரும! அரும! ம். ஒரு மாறுபட்ட சிந்தனையோட இருந்திருக்கீங்களே பெரிய விஷயமாச்சே!
அங்க தான் வந்து நின்னுச்சு. ஆமாங்க. அங்க தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுச்சுங்க.
அப்டி என்ன ஆச்சு அங்க?
என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்க எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி இது எனக்கு தெரியாது வேறைய கம்பெனிக்கு கீழ போய் வேலை அதையாச்சும் அவங்களோட வேலை பார்த்து கத்துக்கிட்டு வந்தோம் அப்டின்னா. அந்த இடத்திலேயே அவங்களுக்கு கொஞ்சம் வேல கெடைக்கும், அனுபவம் கெடைக்கும். அத வச்சு அடுத்த, அடுத்த லெவல்ல முன்னேறி போகலாம். அப்டிங்கிறது எனக்கு அப்போதைக்கு விவரம் பத்தல. அது எடுத்து சொல்றதுக்கும் எனக்கு பெருசா ஆளுங்க கெடையாது. ஏனா நான் தான் அங்க வந்து படிச்ச ஆளு அப்டிங்கிறனால, எனக்கு எடுத்து சொல்றதுக்கும் பெரிய ஆளுங்க யாருக்கும் கடையாது. அப்டிங்கிறதனால என்ன ஆயிடுச்சு அப்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா அவங்க, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. சேரி அப்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பளோட தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா நம்ப வேல ஏதாச்சும் வாங்கலாம் அப்டின் சொல்லி பார்த்தா வேல கூட கெடைச்சுசுங்க.
நிச்சியமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்பிடின்னா, எங்க அம்மாக்கிட்ட சொன்னேன். எங்க அம்மாக்கிட்டயும், எங்க அப்பாக்கிட்டயும் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்துல ஒரு வேல கிடச்சிருக்கு.
அப்பிடியா?
ஆமா. கிடச்சிரு என்னோட ஃபிரெண்ட் மூலியமா கிடச்சிருச்சு. ஏனா நமக்கு திறம இருக்கு. ஏனா நம்ப ஓன் ப்ராஜெக்டே பண்ணிட்டோம். அதெல்லாம் காட்டி,
சரி. ம். ஆமாமா. ம். கரெக்டா சொன்னீங்க. சரி நீங்க அத சொல்றப்ப வந்து அவங்க வந்து எப்பிடி அத வந்து ஏத்துக்கிட்டாங்க <inhales> இல்ல, இல்லம்மா! நீ வந்து இங்கே வேண்டாம். அப்பிடின்னு எதா மாற்று கருத்துமாரி சொன்னாங்களா? இல்ல <inhales> நல்ல பரவால்ல உன்னுடைய இவ்ளோ பெரிய முயற்சிக்கு, இவ்ளோ நாளா நீ வந்து அ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு ஒரு வேல கிடைச்சிருக்கு. அப்பிடிங்கிற மாரி எடுத்துக்கிட்டு <inhales> உங்கள வாழ்த்துனாங்களா? என்ன மாரி அவுங்கள்ட்ட இருந்து ஒரு இது வந்துச்சு?
அங்க என்னென்னா, அங்கதாங்க முட்டுக்கட்ட போட ஆரம்புச்சாங்க. இவ்ளோ நாளா நம்மள
அப்பிடிப் போடுங்க. எங்க போனாலும் முட்டுக்கட்டையா?
ஆமாங்க. இவ்ளோ நாளா வந்து நம்ம படிக்கிற படிப்புக்குலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன நம்ம படிக்கும்போது வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யாம ஏமாத்துவோம். அது வேற பக்கம். அதையும் வந்து எதும் சொல்ல மாட்டாங்க. சரி புள்ள படிக்குது, புள்ள படிக்குது.
ம். ஆமா. ம். டிமிக்கி கொடுத்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. அந்தமாரியா? டிமிக்கி பன் டிமிக்கி குடுத்துர்றதா?
ஆமாமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே மாரி தான். அப்பிடிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்பல்லாம் கூட ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நமக்கு. என்ன ப என்ன பண்ணிட்டாங்க. அப்பிடின்னா வேலைக்கு நான் வெளியூரு போறன்னு சொன்னோனயே, அவுங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆ. சரி, சரி. ம். அடாடா! ஆ.
நான் பண்ணது போக, நம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலான் அந்த ஆயுதத்த ரெடியா வச்சுருந்த காலகட்டத்துல, அவுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு முன்னாடியே!
அவுங்க முந்திக்கிட்டாங்க. <laughs>
முடிஞ்சு போச்சா கத. என்ன சொல்லி புட்டாங்க அப்டின் சொல்லி போய்விட்டீங்கன்னா நம்ம
முடிஞ்சிச்சு. நீயா, நானா. நீ முந்துறியா, நான் முந்துறேயான்னு அவங்க முந்திட்டாங்க. சரி ஆ.
ஆமாங்க. என்னன்னா, நாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனயா, எங்க வீடு வந்து எளிமைப்பட்ட குடும்பமும் கெடையாது, பணக்கார குடும்பமும் கெடையாது, நடுத்தர வர்க்கம் சொன்னே. இருதலை அந்த இருதலை பாம்பு மாதிரி போகணும் அப்டின்ட்டு, என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னு. இந்த இடத்துல அதுக்காக தான் அத முன்கூட்டியே நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரவங்கலாம் வந்து பொண்ணு வெளியூருல போய் வந்து வேல பார்க்குதுன்னு சொல்லி சொன்னா தப்பா நெனச்சுருவாங்க.
ம். ஆமாம். ஆமா ஆமா ஆமா ஆமா சரி. ஆமா. அதுக்குன்னு 4 சொந்தக்காரவங்க கிளம்பி வந்துருவாங்களா இந்த விஷயத்த பண்ணுறதுக்காகவே?
அதுக்காகவே அது ஏனா, நம்ப ஏழைப்பட்ட குடும்பம்னா பொழப்புக்காக வெளியூருல போய் புள்ள படிக்குது, வேல பார்க்குது அப்டின்னு சொல்லி சொல்லிருவாங்க. இந்த நடுத்தர குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, இது மானத்தையும் காப்பாத்துணும், அதே நேரத்துல கௌரவத்தையும் காப்பாத்துணும். அதே, எனக்கு சம்பளம் கூட தேவ இல்ல, உன் வருமானமே எனக்கு தேவ இல்ல, நீ வந்து இங்கேயே வேல பாரு.
ஆ. ஆ. ஆ, ஆ. ஆ. அது சரி.
அப்படின்னு சொல்லி நான் எப்டி வந்து முதுநிலை படிப்பு படிக்கறதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி படிச்சனோ, அதே மாரி நான் வேலைக்கு போகக்கூடாது அப்டிங்கிறதாச்சும் அது வெளியூருல வேலைக்கு போகக்கூடாது. அப்டிங்கிறதுக்காக
ம். ஆ. <inhales> அப்டின்னு உங்க பெற்றோர் போர்க்கொடி தூக்கிட்டாங்க.
அவுங்க தூக்கிட்டாங்க, அதுவும் 2 பேர். ஒருத்தவங்கனா கூட, நம்ம வந்து ஏதோ 1 சமாளிச்சிடலாம். 2
ம். ஒரே நேரத்தில 2 பேர் போர்க்கொடிய தூக்குன தான், உங்களுக்கு வந்து பெரிய இக்கட்டான நிலை.
என்னால சமாளிக்க முடிய நான் 1 ஆள் ஆச்சே. அப்டிங்கிறனால சமாளிக்க முடியல.
ஆ. அது சரி.
ஏதோ ஏதோ வேலைக்காச்சும் போக உடுறாங்களே அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிட்டேன்னா, 1 முடிவு பண்ணிட்டேன். அதாச்சும் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிருந்தா கூட, வேற விதமா நம்ம கையாண்டு இருக்கலாம். "நீ வேலைக்கு போ, உள்ளூர்ல போ, அது எவ்வளோ சம்பளமா இருந்தாலும் பரவால்ல. அது நீ நீ வந்து வச்சுக்கோ எனக்கு வேணாம்." அப்படிங்குற மாரி போய்ட்டாங்க. இது என்னடா கூத்தா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, செரி வற வழி இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன் அப்டிசொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளூர்லயே தேட ஆரம்பிச்சேன். உள்ளூர்ல
அ. சரி, சரி. ம். அப்டி வந்டீங்க. ம். <inhales> பெற்றோரையும், சரி பெற்றோர் சொல்படி தான் நடப்போன்னு, முடிவுக்கு வந்துட்டீங்க இறுதியா.
வேற வழியே இல்ல, அந்த அளவுக்கு நம்மள நெருக்கம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்டிங்கனால என்ன பண்ணியாச்சு அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ளூர்ல வேலைக்கு போயாச்சு.
ம், ம். சரி, ஒகே, ம்.
போனா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட துறை சார்ந்த வேலை அப்டிங்கிறது அங்க ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்போ உள்ளூர்ல.
வே வேறு வேலைக்கு போயிட்டீங்களா அப்புறம்?
வேற வழி இல்ல. நம்ம துறையில தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போய்ட்டேன்.
ஆஹ.
சம்பளம் பார்த்தீங்கன்னா, 1,500 ரூபாய் தான் சொல்றான். இதை வந்து எங்க அம்மாட்ட சொல்றேன். பரவாயில்ல அவன் காசே குடுக்கலன்னாலும் பரவாயில்ல. போய்ட்டு வாங்கிறாங்க. இல்ல போனா போ போகாட்ட வீட்டிலயே இருங்கிறாங்க.
<laughs> இது இலவசமா போய் வேலை செய்ய சொல்லுறாங்களா என்ன?
ஆமா போனா இல்ல போகாட்டி போ அப்படிங்கிறாங்க. ஐய்யய்யோ
மொத்தத்துல நீங்க இந்த ஊர விட்டு வெளிய போகக்கூடாது. வீட்டை உட்டு அங்குட்டு அங்குட்டு பெரிய வேலைக்கு போகக்கூடாது.
அதுல அவங்க தீர்மானமா இருக்காங்க. சரி இதே வுட்டா நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும். ஏதோ படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒண்ணாச்சும் வேலை பார்த்த மாதிரி மனதிருப்தி இருக்கட்டும்.
ஆ. இருக்கறதும் போயிடுமேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டீங்க களத்துல.
ஆமா, இறங்கி இந்தமாரி முதல் நாள் சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்க அம்மாட்ட குடுத்தேன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பளம் வந்து உன்னோட திறமைக்கு கிடைச்சது. எங்களுக்கு வேணாம் இது. அதுல நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. சில பேர்லாம் ஸ்வீட் பாக்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. ஒரு சின்னதா சின்னதா கூட நான் ஒரு சாக்லேட் கூட நான் வாங்கிட்டு வரல. அத வந்து அப்படியே அம்மாகிட்ட எடுத்துட்டு வந்து குடுத்தேன். குடுத்தப்ப குடுத்தப்ப அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வேண்டாம். இத வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பாட்ட போய் மறுபடியும் குடுக்கிறேன். அவரும் அதே மாதிரியே கருத்தை சொல்றாங்க. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி.
ஆ. அது சரி. அ, அ. அருமை, அருமை. ம்ஹ்ம். ஆஹா! அது உங்களுக்கு பெரிய ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருந்திருக்கும்ல.
இல்லம்மா. ஆமா. இல்லம்மா இது எங்களுக்கு வேணாம். இது வந்து சிறுக சிறுக சேர்த்து உன்னுடைய வருங்காலத்துக்கு நீ வச்சுக்கோ. நான் உங்கள வெளியில பெரிய வேலைக்கு விடல
சேரி. ம். நீங்க அருமையா பண்ணியிருக்கிறீங்க. அத அவுங்க இறுதியா வந்து ஏதாவது ஒரு வகையில ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையா?
அவங்க அதுக்கு அப்புறமேலு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. நீ எங்கே போய் வேலைக்கு வேண்னாலும் போய்கோனு சொல்லி முடிச்சுட்டாங்க.
முடிச்சுட்டாங்க. சிறப்பு. அந்த அந்த சம்பள தொகையும் கடைசில ஏத்துக்கல அவங்க. ஆ.
அவங்க ஏத்துக்கல. அவங்க வந்து ஆனாஆதரவுலாம் பண்ணாங்க. நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அந்த மதிய உணவுக்கெல்லாம் வேணுனா அதெல்லாம் செஞ்சாங்க.
புரியுது, புரியுது. புரியுது, புரியுது. ஆ அந்த.
ஆனா அவங்களுடைய நோக்கம் வந்து உள்ளூரிலயே இருக்கணும். வெளியூர் போகக்கூடாது.
"ஓ நீ வந்து, நீ சம்பாரிச்சுக்கோ, நீ வச்சிக்கோ, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க சொல்றத கேளு இங்கயே இரு, எங்கயும் போ கூடாது" அப்படிங்கற மாரி உங்கள வச்சுயுருந்துருக்காங்க.
ஆமாங்க, இந்த மாதிரி தான் என்னோட
ரொம்ப அழகாவே என்ன பகிர்ந்துகிட்டிங்க, உணர்வு பூர்வமா. நீங்க எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டீங்க, நல்லா படித்த பிறகும் ஒரு முதுநிலை பட்டம்லாம் பெற்ற பிறகும், உங்களால அந்த படித்த வேலைக்கேற்ப பெரிய நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியல. அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பகிர்ந்துகிட்டிங்க. குறிப்பா 1,500 ரூபா தா சம்பளமே எனக்கு கிடைச்சிதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பெற்றோரும் அதை வந்து சம்பளத்த ஒரு பொருட்டா நினைக்கல. "வெளியூருக்கு போகாம இருந்தா போதும்" அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டீங்க. முதல் நாள் வாங்கின சம்பளத்தையும் அவங்க கையில கொண்டு போய் கொடுத்தீங்க. அதை வாங்க மறுத்துட்டாங்க. "நீயே வச்சுக்கோமா"ங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு. நிறைய விஷயங்கள சொன்னீங்க. உங்களோடு பேசியது மகிழ்ச்சி. நன்றி.
மிக்க நன்றி.